இப்ப நவீன காலம், நவீன காலம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து நவீன உணவுகள தேடி போயிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல, நம்மளோடய பாரம்பரியமான உணவுகள நம்ம கொழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் குடுத்தா, அவுங்கள ஏத்துப்பாங்க அத? அத பத்தி நீங்க ஏன்னா மாதிரி நீங்க நெனைக்கிறீங்க?
அதாவது, இன்னைக்கு காலகட்டம் நவீன காலகட்டம்னு சொல்றோம். என்ன நவீன காலகட்டம்னு ரொம்ப போய் உள்ளார்ந்து பார்த்தோம் அப்டின்னு சொன்னா. பீட்ஸா, பர்கர், டோனட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவ, பதப்படுத்தன உணவ பன்னு மேல எதையாவது தடவி, ஏதா க்ரீம் தடவி. இப்படி சாப்பிடக்கூடியதுதான் நவீன காலகட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கு, உணவுங்கிற அடிப்படையில.
ம். ஆமா. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆ.
அ, அப்ப வந்து, நம்ம வந்து, என்ன எங்க தவறு பண்றோம் அப்டின்னு சொல்லி, அத பின்னோக்கிப் பாக்கறப்ப. இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு நம்ம வந்து அடிப்படையில, நம்மளுடைய பாரம்பரியத்த பத்தியோ, நம்ம கலாச்சாரத்த பத்தியோ சரியான வகையில புகுத்தல அப்படிங்கிறது ஒரு மனக்குறையா தான் இருக்கு. அ, அப்ப, "என்ன பாரம்பரியன்னா என்னத்த போய் இன்னா. அதான் நாங்க வழக்கமா பொங்கல் பண்டிகைய கொண்டாடறமே, வீட்ல பொங்கல் வெச்சிரமே, கரும்பு சாப்பிடறமே. அதுக்கு மேல என்ன" அப்டின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா கேக்குறவங்களும் இருக்காங்க. அவுங்கல்லாம் வந்து, அவுங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இன்னும் புரியல. நம்
ஆமாங்க. எந்த மாதிரி அவுங்க புரிஞ்சுக்கணுன்னு நெனைக்கிறீங்க?
நம்ம காலகட்டங்கள்ல அன்னைக்கு வந்து, அ நம்ம வந்து குழந்தைகளா இருக்கிறப்ப, நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த பல விஷயங்கள் வந்து இன்றளவும் நம்ம மனதுல ரொம்ப ஆழமா பதிந்திருக்கும். அன்னைக்கு உள் இரு அதுல குறிப்பா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பாக்கறப்போ உணவு முறைகள். உணவு முறைகள் அன்னைக்கு ரொம்ப எளிமையான உணவா இருக்கும். அதே நேரத்துல உடலுக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியதா இருக்கும். ஆந்
ஆமாங்க. ஆ, சீக்கரமா ஜீரணம் ஆகக் கூடியதாவும் இருந்துச்சி இல்லையா?
ஆமாமா. அந்த எளிமையான உணவு அப்டிங்கற பட்சத்துல, ஏதா நெறைய விஷயங்கள சொல்லலாம். அதாவது தானியங்கள், க கேழ்வரகு, கம்பு, கோதுமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஒருவ் பண்டங்கள் செய்வாங்க. அது வந்து, அ ஒரு கம்பு எடுத்துக்கிட்டம்முனா கம்பை நல்லா வேக வைத்து கம்மஞ்சோறு அப்டின்னு சொல்லி அப்பக் கொடுப்பாங்க. அதை வந்து கரைத்து கம்பங்கூழ்னு சொல்லி குடுப்பாங்க. ஒரு காலை வேளைல அத குடிக்கிற பொழுது உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். அதை வந்து அ நம்ம அதுல கொஞ்சம் அந்த வெங்காயம், அப்புறம் மோர் இது மாதிரியான கூடுதல் சேர்ப்பெல்லாம் கலந்து அதை நம்ம குடிக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய சுவையோடவும் இருக்கும். அதே நேரத்துல உடலுக்கு ரொம்ப வலிமை சேர்ப்பதாகவும் இருக்கும்.
ம். ம். ஆமாங்க. ஆமா. ஆமா. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த கம்பங்கூழ்லாம் குடிக்கிறாங்களே, அதுல ரத்த சோகை வராத அளவுக்கு ஏ உங்களுக்கு ஹிமோகுலோபின் சொல்லுவாங்கல்லயா, அதை இன்கிரீஸ் பண்ணுது அப்படிங்கறது ஆய்வறிக்கையில இப்ப சொல்லப்பட்ருக்கு. ஆனா, அந்தக் காலத்திலேயே நம்மளுடைய பாட்டி, தாத்தா இது எல்லாமே அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஆனா இப்ப மறந்து போன அந்த உணவு முறைய நம்மளோடய தலைமுறைக்கு எப்படி சொன்னா புரிய வைக்கலாம்?
ம். அதான் நீங்க நல்லா அழகா சொன்னீங்க. நம்ம வந்து அ இன் "ஒரு ஆய்வு சொல்லிருக்கு." அப்படின்னு. ஒரு ஆய்வு சொன்னதுக்கு அப்புறம்தான் நமக்குக் கண்கள் திறக்கப்படுது. ஆனா, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஆய்வையும் பார்க்கல. அவுங்க நம்புனாங்க. இயற்கையா கிடைக்கக்கூடியத மேல நம்பிக்கை வ வச்சாங்க, செஞ்சாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அ அவுங்களால முடிந்தவரை அவுங்க கூட இருக்கக்கூடிய அவுங்க அடுத்த தலைமுறைக்கு சில விஷயங்களப் புகுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம எத எடுத்தாலும், "எங்க அவன் அந்த ஆய்வு சொல்லிடுச்சா? இந்த ஆய்வு சொல்லிருக்கா? இந்த மருத்துவர் சொல்லிட்டாரா? அந்தக் கவுன்சிலர் சொல்லிட்டாரா?" இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு. அ அதனால நம்ம வந்து எதன்மீதும் நம்மளா, நமக்கா ஒரு சுய அறிவு என்பது, நம்ம அலசி ஆராயக்கூடிய பண்பு என்பது மிகக் குறைந்துகிட்டு வருதுன்னு, நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமாங்க. <laughs> ஆமா. ஆமாங்க. ஆமா. அது உண்மதான், அது உண்மதான். ஆ.
அதனால வந்து அ நான் வந்து இந்தப் பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்ற பட்சத்துல, இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு இதப் பத்தி நீங்க, ஒரு உணவு திருவிழான்னு ஒரு எக்ஸிபிஷன்க்கு கூட்டிட்டு போவீங்க. எக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும், வீட்டுல தெனோம் அத சாப்ட்டுக்கிட்டு இருந்தது போயி, இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா, ஒரு பாரம்பரிய உணவு திருவிழா. அங்க போயிட்டு நீங்க கம்பங்கூழ் 2 டம்ளர் வாங்கி குடுப்பீங்க உங்க குழந்தைக்கு. <chuckles> அதோட முடிஞ்சா அந்த நாள் அன்னைக்கு க்ளோஸ், எண்டு. அ ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணுவீங்க? வழக்கம் போல உங்களோட பீட்சா, பர்கர்க்கு வந்துடுவீங்க வீட்டுக்கு வந்தோன்ன. இ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துகுட்டுருக்கு. நீங்க உங்கள என்னடான்னா, "ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல்க்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு அ ஆமா, ஆமா. அங்க உள்ள கடல மிட்டாய் 2 அந்த இது. அப்புறம் அந்தக் எ கேப்ப கேப்பக்களி எதாவது வெச்சிருப்பாங்க. அந்த மாரி எதோ உங்கள வந்து ஆர்வப்படுத்துறதுக்கு. அத வந்து ஒரு "ஏய் நான் அந்த சாப்ட்டனே, நான் அந்த உ அந்த இது சாப்ட்டனே, இப்படி சாப்ட்டனே." உங்களோட நண்பர்கள்ட்ட பேசிப்பீங்க. அப்புறம் உங்களோட பெற்றோர்கள் குழு இருக்கும். பள்ளி பெற்றோர்கள் குழு. அவங்கள்ட்ட பெருமையா பேசிப்பீங்க. உங்களுக்குத் தோழி இருப்பாங்க. அவுங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்க. எல்லாம் பேசிட்டு அன்னைக்கு அதோட கதைய மூடிட்டு, மறுநாள் உங்க குழந்த கேப்பாங்க. என்ன கேப்பாங்க? அம்மா எனக்குப் பசிக்குது. எனக்கு என்னன்னு "சரிப்பா, என்ன ஆர்டர் பண்ணலாம்? டாமினோஸ்ல பண்லாமா?" "செரி, ஓகே வாங்குங்க." அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து இயல்பா நடக்குறதா நான் கருதுறேன். அ
ம். <laughs> ஆமா. அ. ஆமாங்க. அ. பெருமையா சொல்லிட்டு போக வேண்டியது. ம். ஆ. ஆமாங்க. இதுக்கு முக்கிய பங்கு வந்து, சில சோம்பேறித்தனம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.
அப்படியா? ம்ஹ்ம்.
அப்படி சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளே உணவு வந்து, நம்ம அம்மாக்கள் வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட சுவை அதிகமா தான் இருக்கும். அதுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி, அ, என்ன பண்ணலாம்னா, தன் குழந்தைகளுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரியத்த கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்துட்டு வரலாம், அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இதுக்கு வந்து, ஏதாச்சும் நிகழ்வு நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மாரி செஞ்சா, நம்மளோட தலைமுறைகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவு போகும் அப்படிங்கறது நீங்க ஏதாச்சு பாத்திருக்கீங்களா?
ம். ம். ஹ. ம். ஆமா. நிச்சயமா. நெறைய பேரு வந்து இந்த பாரம்பரிய உணவு முறைகளை மீட்டெடுக்கணும்னு மிகப்பெரிய அளவுல முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அதுக்கு வந்து, 1 கை தட்டினா ஓசை வராது. 2 கைகளும் சேரும் பொழுது தான் ஓசை வரும். அப்ப, ஒரு சிலர் மட்டுமே அத சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கறது இல்லாம, அ, ஒரு அஸ் அ சிட்டிசன் நம்ம ஒரு குடிமக்களா, நமக்கும் அந்த தற்சார்பு பொறுப்புகள் இருக்கணும். பொறுப்புகள் இருக்கணும்னா, அ, செரி, இந்த இனிமே நம்ம கொஞ்சம் இத மாத்திப்போம். அவங்களே வந்து இவ்வளோ தூரம் சொல்றாங்களே, விழிப்புணர்வு. இப்ப, அ உங்களுக்கு ஒரு நபர பத்தி இந்த இடத்துல பதிவு பண்ணணும். நல்லா, இந்த ஆழமா இந்த விஷயத்துக்கு செரியான நபர், நெல் ஜெயராமன், நெல் ஜெயராமன்னு சொல்லிட்டு காவேரி டெல்டா பகுதி, தஞ்சை, திருவாரூர், கோவை, அந்த மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல மிக பிரபலமாக இருந்தவர். அவருக்கு பேர் ஏன் நெல் ஜெயராமன்னு வந்துச்சுன்னா, நம்மளுடைய பாரம்பரியமான நெல் வகைகளை மீட்டெடுப்பதுல மிகப்பெரிய பங்காற்றினார். அவரு அத அவர் அவரை கௌரவிச்சு நம்மளுடைய மத்திய, மாநில அரசாங்கங்கள் பல்வேறு விருதுகளை கொடுத்திருக்காங்க. அவருடைய பணி வாழ்க்கை முழுவதும், நம்ம தனது வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணினார்னா, விழிப்புணர்வு என்ன பண்ணாரு? பல 100கணக்கான, பல 1000கணக்கான நம்மளுடைய பாரம்பரியமான நெல் ரகங்கள் இன்னைக்கு புழக்கத்துல இல்ல, அத புழக்கத்துக்கு கொண்டுவரணும். அதுதான் நம்மளுடைய உயிரோட்டம், அதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிப்படை அதுதான். இன்றைய மக்கள் ஆ, என்ன பண்றாங்கன்னா, கலப்படம், ரசாயன கலவை, அப்புறம் வந்து அ க அதாவது, செரி, நெல் ரகங்கள் வந்து அ நேரடியாக நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் இல்லாம, வெளிநாட்டுல இருந்து கலப்படம் பண்ண ஏதாவது சில விஷயங்களை கலந்த, அந்த சா அந்த உணவு வகைகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அ, அவரு என்ன பண்ணினார்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு டிசைனா உங்களோட தோழிகள்லாம் உங்கள்ட்ட தொலைபேசியில சொல்லிருக்கலாம், அல்லது வேற யாராவது உங்களுக்கு சொல்லிருக்கலாம் என்னன்னு. அ "நீங்க அந்த கருப்பு கவுனி அரிசி வாங்குனீங்களா? அது சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது சிகப்பு கலர்ல இருக்கும்," சொன்னாங்களா? அ என்ன நடந்துருக்கும் நான் கெஸ் பண்றேன்னா <laughs>
ம். ஆமா. கரெக்ட்டு. ஆமாங்க. சொல்லுங்க. ம். ம். ம். ஓ! ஓ! ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. என்ன. ஆமாங்க. ஆமா, ஆமா. ஆ, ஆமாமா. சொன்னாங்க. இப்ப நெறைய மூட ஆ, ஊடக நூல்களிலே நெறைய இந்த கருப்பு கவுனி அரிசியை பத்தின தகவல் வந்து நெறைய போயிட்டு இருக்குங்க. கரெக்டா சொன்னீங்க, ஆ, சொல்லுங்க.
கருப்பு கவுனி, ஆ, கருப்பு கவுனி அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். இதுபோல, அ, சீரக சம்பா, அந்த இது அ, என்ன வேற கவுனி இன்னோனு சொல்றாங்க, அது வேற வேற விஷயங்கள், குதிரை அ, ஆ, இப்ப சொல்றீங்கல்ல, இந்த மாதிரியான நெல் ரகங்கள் தான் நம்மளுடைய காலம் தொட்டு வந்த பாரம்பரிய நெல் ரகங்கள். அதுக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது. பல்வேறு நோய் விஷய நோய்களை போக்கக்கூடியது. இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, எங்கெல்லாம் விட்டோமோ அந்த நெல் ரகங்கள் எல்லாம் சேகரித்து, அவரு காட்சிப்படுத்தினார். இந்த மாதிரி ஒரு 150 நெல் ரகங்களை காட்சிப்படுத்தி, அங்க, அங்க விழிப்புணர்வு கூட்டங்கள் போட்டு, ஒரு கண்காட்சிகள் எல்லாம் நடத்தி விவசாயிகளுக்கு நெறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி, "நீங்க வந்து இன்னைக்கு இருக்க க க கலப்படம் செய்யப்பட்ட நெல் ரகங்களை விதைப்ப மாத்திக்கங்க. நீங்க தயவுசெய்து இந்த நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கறதுக்கு நீங்க இது பண்ணுங்கன்னு." அதே வ அந்த அவங்களுடைய க எக்ஸிபிஷன்ஸ்லலாம் பாத்தீங்கன்னா, நெறைய வந்து இந்த நெல் ரகங்களை விற்பனைக்கே வெச்சிருப்பாங்க. இது விளைவிக்கப்பட்ட அந்த கருப்பு கவுனி, இந்த மாதிரி அரிசிகள்லாம். அத நம்ம போன்றவர்கள்லாம் அங்க போயிட்டு, அத நேரடியாவே நம்ம வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி
ம். அதுக்கப்பறம் மேல சிகப்பு மூங்கில் அரிசி. ஆமா. அ. அ, ஆமாங்க. நானும் அந்த முகப்பு நூல்ல நீங்க சொல்லும்போது, ஆமா. ஞாபகம் வருது, எனக்கும் ஞாபகம் வருது. சின்ன, சின்ன கப்புல ஒவ்வொரு அரிசி ரகங்களும் வெச்சி, அதுக்கு பக்கத்துலயே அந்த நெல்லோ நெல் விதைகள் இருக்கும் இல்லையா, அதையுமே வெச்சி கண்காட்சி படுத்திருந்தாங்க. இப்ப நீங்க சொல்லும்போது, அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க, நான் முகப்பு நூல்ல பாத்தேன்.
ம். ம். அ, நல்லது. அப்ப, அது மாதிரிதான் நீங்க கேட்டீங்க, "எப்படி இதெல்லாம் நம்ம பண்றது?" இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம அத ஒரு காட்சிப் பொருளா பாத்துட்டு, போயிடுறோம் கடந்து. நம்ம மாறணும், நம்ம உணவு பழக்கங்கள் மாறணும், உணவு முறைகள் மாறணும். அப்ப அப்படி மாறுகிற பொழுது, அ, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும், அத அடுத்த தலைமுறைக்கும் நம்ம எளிதில எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு போயிட்டு, அத கொண்டுபோய் அவங்களுக்கு சேர்க்கலாம். நம்மளுடைய சந்ததியினரும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்குள்ள கொண்டுவர முடியும். இத வந்து இந்த விழிப்புணர்வ நம்ம முதல்ல நமக்கு நாமே ஏற்படுத்திக்கணும். அ, பின்னால இத அடுத்து தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போணும்.
ம். ஆமா. ஓ. இப்ப குழந்தைங்களுக்குலாம், இப்ப ஏற்கனே நீங்கச் சொன்ன மாதிரி, அந்த பீட்சா பர்கரோடயே சுத்திட்டு இருந்த குழந்தைங்கள்கிட்ட போயி, இத கருப்பு கலர் கவு கவுனி அரிசிலாம் கொடுத்தா, அவங்க அதை ஏத்துப்பாங்களா இல்ல, ஏத்துக்க வைக்கிறது.
ம். ம். அதுக்குதான் பெற்றோராகிய நம்ம கடமை. நீங்க கொண்டுபோய் அப்படியே, "இதுதாப்பா சாப்பிடணும் நீ நாளைக்கு காலையில இருந்து," அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. "நீ காலையில ஸ்கூலுக்கு இதுல டப்பால நான் போட்டு தருவேன், நீ இத எடுத்துட்டு போய் சாப்பிடு," அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அது என்ன மாரி ரியாக்ஷன் கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லத் தேவையி ஆஹ! அது வந்து அது முடியாது. அதுக்குதான் ஒரு பேரண்ட்டா நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, "சுறுசுறுப்பு இருக்க மாட்டேங்குது." அப்படின்னு. என்ன பண்ணணும்? அத அவங்களுக்கு பிடித்த மாதிரி உணவு வகைகளா மாத்தணும், அந்த பொருள. அவங்களுக்கு பிடித்த மாதிரி, ஒரு இத இப்படியே சாப்பிடு, ஒரு அரிசியா வேகவச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பணியாரம், இனிப்பு கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது, அந்த அந்த பீட்சா ஸ்டைல்லயே அத எதாவது பண்ணி பாக்கலாம். <tsk> சேஃப். அ, ஆமா. அந்த மாரி எல்லாம் பண்ணி பாக்குற பொழுது, அவங்கள கொஞ்சம், கொஞ்சமா நம்ம மாத்தி கொண்டுவர முடியும். ஒரு நாள்லயே இந்த மாற்றம் நிகழ்ந்துராது.
<laughs> <laughs> <laughs> தெரியும், தெரியும், தெரியும். ஆமா, ஆமா. ம். எதாச்சு, ஒரு மாற்று முறை செஞ்சு பார்க்கலாம். அப்படியே கொடுக்காம. இப் ஆமா. இப்ப திடுதிப்புன்னு, இப்ப பீட்சா, பர்கரோட சுத்துறவங்க கிட்ட கேப்பங்களிய செடுத்து எடுத்து கொடுத்து, "தின்னு" அப்படின்னு சொன்னோம்னு வெச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து நம்ம மூஞ்சிலேயே தபக்குனு பால் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க.
அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண் "நான் போட்டு நீயாச்சு உன்னோட கேப்பக்களியாச்சு," அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருவான் குழந்தை. அதனால வந்து, ஆ,
ஆமா. நம்ம அதுக்கு பதிலா கேப்ப லட்டு, அத இனிப்பு போட்டு, கொஞ்சம் லட்டு நெய் ஊத்தி, அது புடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா, அ.
அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும். "நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு போன் பாக்குறதுக்கு, டிவி பாக்குறதுக்கு, அப்பறம் வந்து தோழியோட தொலைபேசியில பேசுறதுக்கு தான் நேரம்னா" அப்ப ஒண்ணும் பண்ணவே முடியாது. எந்த மாற்றமும் நிகழாது, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அ
இல்ல. நீங்க ரொம்ப கரெக்டா தான் சொன்னீங்க. அது ஒத்துக்க கூடிய விஷயம் தான். நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா, இந்த மருத்துவ செலவை இதனால நம்ம குறைக்க முடியும். அன்றாட அப்பலாம் நம்ம தாத்தா, பாட்டிலாம் என்ன, டெய்லி என்ன ஹாஸ்பிடல் போயிட்டு இருந்தாங்களா? இல்ல. நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மூலியமாதான் நம்மளுடைய உடல் நிலையையுமே நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வர முடியும். அப்படி அன்றைக்கு வேணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பாக்காம நம்ம கொஞ்சம் டைம்ம செலவழிக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லங்க.
ம். ம். ம். ஆமா. செரி. ம். ஆஹா! நல்லதா சொன்னீங்க. இதுதான் என்னோட கருத்து. விரிவா கருத்துக்கள, நான் பகிர்ந்து இருக்கேன்னு நான் நம்புறேன்.
இது வந்து அழகா, இது ஒத்துக்க கூடிய விஷயங்கள் தான். உங்கள்ட்ட ரொம்ப அழகா, நான் பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மிக்க நன்றி.
ம். நன்றி, நன்றி.